பொதுவாவே மழை பெய்ற நாட்கள்ல வந்து என்ன பண்ணுவோம்? அப்படின்னா, நமக்கு எதாவது வந்து எதாவது சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உங்க வீட்ல என்ன மாதிரி மழை நேரங்கள்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க? அது வந்து, ஒரு சிலர் வந்து சூடா டீ கூட ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். அப்படி நீங்க என்ன மாதிரி விருப்பம் வந்து, அ தேர்வு செய்வீங்க? அத பத்தி என்ட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
கண்டிப்பாங்க. எனக்கு வந்து ஸ்நாக்ஸ்னாவே ரொம்ப புடிக்குங்க. எப்படி சின்ன வயசுலருந்தே ஸ்நாக்ஸ் எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருந்தா கூட, போய் திருடி திருடி எடுத்து சாப்ட்டுருவேன்.
<chuckles> நிச்சயமா.
ஆனா ஆனா இந்த மழைக்காலம்ன்னு வந்துட்டா, அந்த மழையோட வாசமே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி குடுக்கும். அப்போ ஒரு பசி வரும் பாருங்களேன், அது வந்து சொல்றக்கே வார்த்தை இருக்காது. அப்போ வந்து வீட்ல வந்து நம்ம மனசு ஏதோ ஒண்ணு தேடும். "அடடா எதுவும் செய்யலையே! எதாவது செய்ய வெப்போம் எதாவது செய்ய சொல்லலாம்," அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து நமக்கு ஆமாங்க. <chuckles> அதுக்கு நம்ம வந்து அவ்வளோ பசிக்கும். அந்த அன்னைக்குன்னு பாத்து. மத்த நாள்லாம் சும்மாதான் இருப்போம். அந்த மழையை பார்த்தன்னே அத பாத்துட்டே சாப்பிடணுன்னு நெறையா விஷயம் தோணும். எனக்கு வந்து ரொம்ப புடிச்சது வந்து பஜ்ஜிங்க. உளுந்து வடைனா எனக்கு ரொம்ப புடிக்கும். உளுந்த வடை எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேங்க. அதுவும் இந்த சாம்பார் வெச்சுட்டா, ஒரு 10, 20 வடை கூட நான் சாப்பிடுவேன். எங்க வீட்லலாம் பயப்படுவாங்க. "என்னடா இவ்வளோ சாப்பிடுறயே! எதாச்சும் ஆயிர போது" "பரவால்ல, ஆனாலும் பரவால்ல நீங்க குடுங்க" அப்படி சொல்லி சாப்பிடுவேன். அப்புறம் எனக்கு வந்து, சில்லி சிக்கன் சாப்பிட ரொம்ப புடிக்கும். மழை டைம்ல. ரொம்ப
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, நிச்சயமா தோணும். ம். சிறப்பு. <laughs> சிறப்புங்க <chuckles> ஆ. ஆமா. நெறைய பேத்துக்கு சிக்கன் ரைஸ் பிடிக்கும் இல்லையா? ந புரோட்டா ஒரு சிலருக்கு ரொம்ப புடிக்கும். அது மாரி, மழை பெய்யும்போது
ஐயோ! ஆமாங்க. அ புரோட்டாவும் எனக்கு ரொம்ப புடிக்கும். ஆனா, இந்த மழை நேரத்தில ஈவ்னிங் வந்து, ஸ்நாக்ஸ்னு வரும்போதுங்க, ப்ரோட்டா, அ ஃப்ரைட் ரைஸ், ஈவினிங் சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதனால ஈவினிங்கான ஆமாங்க.
ஆமா ஆமா. கொத்து பரோட்டா வந்து, அந்த ராத்திரி நேரத்துலனா, கொத்து புரோட்டா வந்து சாப்பிட்டா நல்லா சுகமா இருக்கும். ஆமா. அந்த மழைக்கும் அதுக்கும்
ஆமா ரொம்ப உண்மை. ஆமா. ஆமா. சாயங்கால நேரங்கள்ல வந்து இந்தமாரி நான் ரொம்ப விரும்புவேன். பஜ்ஜி, போன்டா, பக்கோடா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ராகி பக்கோடா எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க. நல்லா ராகி மாவு இது பண்ணி உள்ள வெங்காயம் அந்த பச்சை மொளகால்லாம் போட்டு அவ்வளவு டேஸ்ட்டா பண்ணுவாங்க. நல்லா மொறு மொறுன்னு நல்லா ஒரு காஃபியோட சாப்பிட்டோன்னா, அப்பிடியே சுகமா இருக்குங்க. அத சாப்பிடும்போது.
கண்டிப்பா. மழை நேரங்கள்லயே நமக்கு பெரும்பாலும் அந்த எண்ணெயில பொரித்த உணவுகள் தான் அதிகமா பிடிக்குதுல்ல
ஐயோ! ரொம்ப உண்மைங்க. அதான், அது அவ்வளவு இழுக்கும் நம்ம நார்மலா ஒரு 4 பஜ்ஜி சாப்பிட்றோன்னா, அப்போ வந்து ஒரு 10 பஜ்ஜி கேக்கும் நம்மளோட வயிறு.
கண்டிப்பா செஞ்சு குடுக்குறதுக்கு தான் ஆள் வேணும் இல்லயா!
ஆமாங்க. உண்ம தான். அப்புறம் நைட் நேரம் போயிட்டீங்கன்னா, அ நீங்க சொன்ன மாரி இந்த ஃப்ரைட் ரைஸ் சூடா வந்து இந்த மஞ்சூரியன் சில்லி இந்த மாரி நெறைய புரோட்டா இந்த மாரி நெறைய ஐட்டம் இருக்குங்க. வீட்ல அப்போ வந்து வீட்ல செய்ற ஃபுட்டே வேணான்டா, கடையில நல்லா ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுவோம். அப்பிடிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருதுங்க.
கண்டிப்பா. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த சில்லி 65 சிக்கன் 65 அப்பிடிங்கம்போது, அது வந்து சாயந்தரம் நேரமா இருந்தாலும் சரி, இப்பலாம் இந்த கேஎஃப்சி, ஃப்ரைட் சிக்கன்லாம் வந்துருச்சு இல்லயா! அதெல்லாம் வந்து நான் வந்து என்னோட தம்பிக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மழை நேரங்கள்ல சூடா செஞ்சு குடுக்குறது, இந்தமாரி உங்க அக்காவோ! அம்மாவோ! என்ன மாதிரி வந்து உணவுகள் வந்து புதுசா ட்ரை பண்ணி அந்த மழை நேரத்தில சக்சஸ் ஆச்சு.
ஆமாங்க. இந்த கொரோனா வந்த காலத்தில இருந்து, இந்த புதுமையான உணவுங்கறது என் வாழ்க்கையில நெறையா வந்துருச்சுங்க. இந்த YouTube பாத்து, பாத்து எங்க வீட்டில என் மனைவியோ, எங்க அம்மாவோ, டிஃபரண்ட் டிஃபரண்ட்டா செய்றாங்க. அதுவும் இந்த மழைக்காலங்கள்ல இப்போ ரிசென்ட்டா கூட மழை பெஞ்சது இல்லைங்களா? ஏதோ YouTube பார்த்து "ஹனி சிக்கன்" அப்டின்னு 1 செஞ்சாங்க. அது எப்டினா, சிக்கன்ன வந்து ஆ நல்லா பொன்னிறமா பொறிச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் அ தேன்னு, இந்த மாரி டொமேட்டோ ச்சாஸ்சு, சோயா சாஸ்சு அப்புறம் அந்த அ குடை மிளகாய், அப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு, இதெல்லாம் பெரட்டி தந்தாங்க பாருங்களேன். அவ்ளோ ஒரு டேஸ்ட்டுங்க, நானே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோக்கு மேலே சாப்ட்டேன். இது மட்டும் இல்ல, நெறைய செய்வாங்க எங்க வீட்ல. பச்சை மொளகா சிக்கன் 1 செய்வாங்க. ஆ வர மொளகா சிக்கன் செய்வாங்க, ப்ரோ சாப்பிட்டு சாப்பிட்டு ஆக்சுவலா நான் உடல் பருமனே ஆயுட்டேங்க இந்த டைமில.
ஆம்மா! சரி. கண்டிப்பா. <laughs> நிச்சயமா நமக்கு வந்து, அந்த நேரத்தில, எவ்ளோ சாப்பிடுறோம்? அப்டிங்கிறது தெரியாது. நல்லா டேஸ்ட்டா இருக்கா? மழைக்கும் அதுக்கும் சொகமா இருக்கா? நம்ம வாட்டுக்கு விட்டு விலாசிருவோம். ஆனா அதுக்கப்புறம் தான் அதோட பின்விளைவுகள் தெரியும் இல்லையா?
உண்மதாங்க. ஆ இந்த நான்வெஜ் கூட இல்லாம, ஆ அ நம்ம சா சைவத்திலேயும் காலிஃப்ளவர்ல சில்லி போடுவாங்க, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்வாங்க, மஷ்ரூம்ல நெறையா செய்வாங்க எங்க வீட்ல. எனக்கு பிரியாணின்னா ரொம்ப உயிருங்க. இந்த மழை டைம்லலாம், நல்லா அந்த பிரியாணியும், தயிரும் பச்சடியும், அதுக்கு கூட கிரேவிய வச்சு சாப்ட்டா அவ்ளோ ருசியா இருக்குங்க. எங்க வீட்ல, நெறைய விதமான பிரியாணி செய்வாங்க, ஹைட்ராபேடு தம் பிரியாணி செய்வாங்க. மேல வந்து அ வெள்ளை கலர்ல சாப்பாடு இருக்கும். கீழே வந்து கிரேவி மாரி இருக்கும். அத வந்து தூக்கி ப அத வந்து பண்ணி செய்வாங்க. சீரக சம்பால செய்வாங்க, பாஸ்மதியில செய்வாங்க. இந்த மாரி டைமில வந்து, எங்க வீட்ல வந்து இந்த மாரி பிரியாணி ஐட்டம், இந்த மாரி பொரிச்ச ஐட்டம்லாம் ரொம்ப சூப்பரா, சுவையா செய்வாங்கங்க.
ஆமா. அம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதே மாதிரி மழை நேரங்கள்ல வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டே புடிச்சவங்ககிட்ட பேசுறது வந்து ரொம்ப ஒரு சுகமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து யார் கூட இந்த மாதிரி காஃபி நேரம் வந்து செ செலவிட்டிருக்கீங்க?
ஆமாங்க. காஃபி நேரன்னு வந்துட்டா, நான் வந்து ரொம்ப காஃபி குடிக்க மாட்டேங்க. ஆனா, என் ஒய்ஃப்க்கு வந்து காஃபி, டீன்னா ரொம்ப இஷ்டம். சோ, வந்து அவுங்களுக்காகவே வந்து மழை டைம்ல சரி எனக்கும் ஒரு 1/2 டம்ளர் குடு. அப்பிடின்னு சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு ஆக்ஸூலா போயிருவோம். அங்க வந்து சும்மா சின்ன குட்டி ஷெட் மாரி இருக்கிற 2 சேர் வச்சிருக்கிறோம். அங்க போயி உக்காந்துட்டு, அ இந்த காஃபிய லைட்டா குடிச்சுட்டு, நம்ம வந்து இந்த மழைய நல்லா ரசிச்சுட்டு, நம்ம பேசுவோம் இல்லேங்களா? நெறைய அப்பதான் ஞாபகம் வரும், நம்மளோட இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நடந்தது, இப்போ நம்ம அப்பிடியே சிரிச்சிட்டே 1 வந்து பேசும்போது நமக்கு அவ்ளோ ஒரு வந்து மனசுக்கு நிறைவா இருக்கும். அப்பிடியே அந்த குளுருலயே கொஞ்சம் அந்த காஃபியோ! அ டீயோ! நம்ம வந்து சூடா குடிக்கும்போது, நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு எப்பிடி சொல்றது? அத வந்து விவரிக்கிறக்கே ஒரு வார்த்தையே வராதுங்க.
சரி. ஆமாங்க. நிச்சயமா. நிச்சயமாங்க. அதுவும் இல்லாம இந்த மழை நேரங்கள்ல வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு செய்றாங்க அப்டின்னா, அவங்க செய்றவங்களை நிம்மதியா செய்ய விட மாட்டோம். ரொம்ப பறக்கடிப்போம் எனக்கு சீக்கிரம் குடுங்க குடுங்க குடுங்க அப்படின்ற மாரி ரொம்ப ஆ அவசரப்படுத்தி செய்ய வைப்போம் இல்லையா? அந்த அனுபவம் இருக்கா?
<chuckles> ஆமாங்க ரொம்ப உண்ம. அந்த எண்ணெய் வட சட்டில எண்ணெய் கொதிக்கும் போதே, ரெடியாகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சான்னு வெளிய இருந்து கத்திக்கிட்டே இருப்போம் நம்ம. ஏன்னா, நமக்கு அவ்வளோ ஒரு வந்து ச ஏன்னா நா எங்க ஊரில வந்து தொடர்ந்து மழைலாம் பெஞ்சுகிட்டே இருக்காதுங்க. பேயும் நின்றும். ஆனா அந்த மழை வந்து பேஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம சாப்பிட்டா தானே அது ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆமாங்க. அதனால சீக்கிரம் செய்யுங்க, சீக்கிரம் செய்யுங்க மழை நின்றுச்சுனா அதோட இது போயுரும் நமக்கு. சீக்கிரம் நம்ம ரொம்ப அவசரப்படுத்துவோம். நீங்க சொல்றது ரொம்ப முற்றிலும் உண்ம.
<chuckles> ஆமா. ஆமா கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா. ஒரு சிலர் வந்து எனக்கெல்லாம் வந்து இந்த இஞ்சி, ஏலக்காய் போட்டு அந்த ஸ்ட்ராங்கா டீ குடிக்கிறது தீ டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாரி நேரத்தில அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா டீ குடிக்கிறது, டீ கூட பஜ்ஜி, நீங்க சொன்ன மாதிரி பஜ்ஜி சொன்னீங்க இல்லையா? அதுலேயம் மொளகா பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வேற ஏதாவது உணவுகள் வந்து நீங்க அதாவது ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நீங்க மழை நேரங்கள்ல விருப்பமா சாப்பிட்ட உணவுகள் இருக்கா?
ஆ கண்டிப்பாங்க. ஆக்சுவலா நாங்க வந்து இந்த டீ, பொடி டீய விடங்க, இந்த எங்க வீட்ல வந்து செம்பருத்தியும் முன்னாடி சங்குப்பூ ப்ளூ கலர்ல சங்குப்பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து இருக்கு. அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க வீட்ல எனக்கு வந்து இந்த டீ, காஃபி பிடிக்காது அப்டிங்கிறதுனால ஆ 2 செம்பருத்தி கிள்ளிட்டு வந்துருவாங்க, அத வந்து ஆ கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு பெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இலைகள மட்டும் நம்ம எடுத்துட்டு, அந்த பூவோட இலைகள எடுத்துட்டு அ சுடுதண்ணீல நல்லா கொதிக்க வைப்பாங்க. சுடு தண்ணீல கொதிக்க வைச்ச உடனே சங்குப்பூ ஆகட்டும், செம்பருத்தி ஆகட்டும் ஒரே விதமான செய்முறை தான். 2யும் வந்து நல்லா கொதிக்க வைச்சுடீங்கனா, அந்த பூவோட வந்து நிறம் வந்து அந்த தண்ணீல இறங்கிடும்ங்க. ப்ளூ கலர்ரா இருக்கட்டும் இல்ல ரெட் கலர் ஆகட்டும். அது இறங்கின உடனேயும் அது நல்லா சூடா இருக்கும் போதே அதில வந்து ஒரு எலுமிச்சை பழம் சாறு. ஒரு புதினா இலை, லைட்டா, ரொம்ப கம்மியா டீ தூளோ, இத போட்டோம்ன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அத குடிக்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிப்ரஷிங்கா இருக்கும். நீங்க இந்த மாரி சொல்றீங்க இல்லைங்களா இந்த பஜ்ஜி போண்டா, இந்த சில்லி சிக்கன் இது மாரி விஷயங்கள வந்து சாப்பிட்டுட்டு இதை குடிக்கும்போது, நமக்கு வந்து, அந்த எது கழிச்சுட்டு வராது நமக்கு வந்து வயிறு ரொம்ப இது மாரி இருக்காது. இது மாரி விஷயங்கள் வந்து எங்க வீட்ல நிறைய போடுவாங்க. அந்த மழை நேரங்கள்ல நமக்கு ஆ ஏன்னா சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ, இந்த மாரி நமக்கு குடுக்கும்போதுங்க நமக்கு வந்து <tsk> உடலும் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும்ங்கற மாரி யோசிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க.
ஆமா. ஆமா தெரியும். சரி. ஆ. சரி. சரி. ஆமாங்க, ஆமாமா. ம். கண்டிப்பா. ஓ சிறப்புங்க. நிச்சயமா. கண்டிப்பா. அதேமாதிரி மழை பெய்யும்போது ஒரு சில நேரங்கள்ல வந்து ஒரு சில நேரங்கள் இல்ல, ப்ர பெரும்பாலான நேரங்கள்ல வந்து மின்தடை ஏற்படும். அந்த நேரத்தில நமக்கு வந்து இசை கேட்டுக்கிட்டே நொறுக்கு தீனி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எந்தமாரி விருப்பப்பட்ட இசைகள் கேட்பீங்க? அந்த நேரத்தில எந்தமாரி நொறுக்கு தீனி உங்களுக்கு பிடிச்சமாரி இருந்தது?
ஆமா. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. ஏன்னா, இந்த காலத்தில தான் யூபிஎஸ், ஜனரேட்டர் அது இதுன்னு சொல்றாங்க. ஒரு 5, 6 வருஷ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எதுவுமே இல்லேங்க. கேண்டில் ஒன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காலத்து செல்ஃபோன்ல ஒரு ரேடியோ அதுமாரி ஏதா ஓடும் இல்லேங்களா! அப்பிடி நம்ம வச்சிட்டு, ஆ நல்ல ஒரு இருட்டான ரூம்ல ஒரே ஒரு மெழுகுவர்த்தி பத்த வச்சிட்டு ஃபோன்ல வந்து இந்த பழைய காலத்து பாட்டெல்லாம் போடுவான் இல்லேங்களா! இளையராஜா பாட்டுகள் ஆ இந்த வாலியோட வரிகள்ல அவ்ளோ ஒரு இனிமையாக இருக்குங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போதே மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நிம்மதியாயிருவோம். நம்ம எவ்ளோ தான் கஷ்டம் இருந்தாலும் இந்த மழை நேரங்கள்ல, இந்தமாரி ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுட்டு அது வந்து நமக்கு பிடித்த உணவையும் சாப்பிடும்போது, நமக்கு வந்து மனசு அவ்வளவு ஒரு நிறைவாக இருக்குங்க. இது வந்து எப்பிடி சொல்லணுன்னா, இப்ப வந்து நம்ம பாரதியர், அ பாரதிராஜா பாட்டு அ இளையராஜா பாட்டு இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லேங்களா! அந்த காதல் பாட்டுகள் நிறைய இருக்குங்க.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. ம். கண்டிப்பா. அந்த 80s அ அந்த பாடல்களே 80s, 90s ஏ வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அது கேட்கும்போது நமக்கு அப்பிடியே ரொம்ப இனிமையா இருக்கும், அந்த நேரங்கள்ல இல்லயா!
ஐயோ! ரொம்ப உண்மைங்க. அதுவும் நீங்க அந்த நமக்கு புடிச்ச உணவு அப்பிடின்னு சொல்றேன் பார்த்தீங்களா! அதையும் இவுங்க இது 2 ம் சேர்க்கும்போது ஒன்னுக்கு ஒன்னு சலச்சதில்லன்றமாரி அவ்ளோ சூப்பரா இருக்கும். அ அடுத்து என்ன பாட்டு கேட்கலாம். சரி அந்த பாட்டுக்கு ஏத்தமாரி நம்ம எவ்ளோ சாப்புட்லாம் அப்பிடின்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அ நெ சில பேருக்கு என்னன்னா, அந்த மழை நேரங்கள்ல அ ஸ்நாக்ஸ் வீட்ல செய்றத விட, தெரு உணவுகளான காளான் அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பிடிக்குமா? இந்த நேரத்தில இத வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.
ஆ, உண்மையாங்க. நீங்க இத வந்து பேசணுன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அடுத்தது வந்து அதான் இப்போ வந்துட்டு நம்ம வீட்ல நான் உன்ட்ட சொன்னேன் இல்லேங்களா! வீட்ல செய்யிறது வந்து அ ஒரு சில விஷயங்கள் ஓகே. இருந்தாலும் நம்ம வெளில நீங்க சொன்னமாரி காளான், அ மசாலா சுண்டல் அ அப்புறம் இந்த வந்து க காரப்பூரி இன்னும் இந்த பாணிபூரி இந்தமாரி நிறைய விஷயம் இருக்கு இல்லேங்களா! அதெல்லாம் வீட்ல கெடைக்காது. ஸோ, அப்போ வந்து நமக்கு பிடிச்சவங்க கூடயோ! நல்லா ஒரு வண்டி எடுத்துட்டு போய் அந்த இடத்துல ஒரு நல்ல கூட்டமா இருக்கும். அந்த இடத்துல அந்த பஜ்ஜியோ! இல்ல காளானோ! போடும்போது அந்த இடம் அந்த அந்த கடையோட ஒரு ஹீட்லயே நமக்கு உள்ளே போய் நிற்கிறக்கு ஒரு இதமா இருக்கும். அப்பிடி போய் நிக்கிற இடத்துல போயிட்டு, அங்க நிறையா பேரு சாப்பிட்றத பார்த்தாவே நமக்கு எச்சி வரும். மழ ஒரு பக்கம் இந்த மாரி நிறைய ஃபுட் ஒரு பக்கம், இப்பிடி பார்க்கும்போது ரொம்ப ஓகே. அண்ணா! குடுங்க! குடுங்க 2, 3 கொடுங்க. ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்றது அது ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லேங்களா!
கண்டிப்பா. கண்டிப்பா ஆமா. நிச்சயமா. அத சுவை மட்டுமாரி நம்மள தூண்ட போறது கெடையாது. வாசனை சரி, அங்கே அந்த நந் அந்த இடத்துல நமக்கு கிரியேட் ஆகிற ஒரு நினைவுகளும் சரி, அது வந்து நம்மளால மறக்கவே முடியாம, ரொம்ப அழகா வந்து நம்ம நினைவில இருந்துகிட்டே இருக்கும் இல்லயா!
அ ஆமாங்க. ரொம்ப அ சரியா சொன்னீங்க. இப்போ நம்ம மழை வந்துருச்சு. அவசர, அவசரமா நனஞ்சிருவோம் வீட்டுக்கு போலாம் அப்பிடின்னு சொல்லி போயிட்டு இருப்போம். ஆனா, போயிட்டிருக்கும்போது தான் அப்ப தான் நமக்கு பாய் கடை பிரியாணி வாசம் வரும். இந்த ரோட்டு கடையில அப்பிடியே ஒவ்வொன்னும் அவுங்க போட்டு செய்ற அந்த வாசனை நம்மள இழுத்துரும். சரி. நம்ம மனசே கட்டுப்படுத்தி இருந்தாலும் ச்சே! மழ நாள்ல சாப்பிடாம போனா என்ன வாழ்க்கடா! இது அப்பிடின்னு நமக்கே ஆயிரும் இல்லேங்களா? போயிட்டு ஒரு 2 பிளேட் பஜ்ஜியோ 1 பிளேட் ம்.
ஆஹா! அம். ஆமா. ஆ. வச்சி அ சாப்பிடுறோமோ! இல்லயோ! ஒரு பார்சலையாவது பிடிச்சிட்டு போயிருவோன்டா அப்பிடின்ற மாதிரி இருக்கும். மழையில நனைஞ்சுகிட்டே இருந்தாலும், அங்க ஒரு பார்சல் வாங்கிட்டு போயிட்லாம் அப்பிடின்ற மாரி இருக்கும்ல.
அ ஆமாங்க ரொம்ப உண்மை. ஆமா. ஏன்னா வீட்ல இருக்கிறவங்களும், சரி மழ வருதே! அவங்களும் ஏதாவது சாப்பிடணுன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து வாங்கிட்டு போனோன்னா, எல்லோருமே குடும்பமா உட்கார்ந்து அந்த மழைய பார்த்துட்டு நல்லா ஏதோ 1 நல்லா கட்டு கட்டுன்னு கட்டம்போது, நமக்கு ஒரு நிம்மதி வரும் இல்லேங்களா?
<chuckles> கண்டிப்பா. கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. இது மாதிரி வந்து ம் பிடித்தவங்களோட வந்து நேரம் செலவிடுறது இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ வந்து உங்க அம்மா செய்ற பஜ்ஜி சொன்னீங்க. அ இது மாதிரி உங்க மனைவி செய்றதுல வந்து என்ன உணவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்? அத பத்தி சொல்லுங்க.
ஆமாங்க. என் மனைவி வந்துங்க, இந்த மட்டன் வந்து தம் பிரியாணி அப்பிடின்னு சொல்ட்டு ஒரு ஆ தம் பிரியாணி தான். ஆனா, பச்ச கலர்ல செய்வாங்க. ஒருமாரி ஒரு விதமா. அந்த
ஓ சரி தொன்னை பிரியாணியா? தொன்
என்னங்க? அந்த கில்லி பிரியாணின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத வந்து நெட்ல பார்த்துட்டு ஒரு நாள் இந்த மட்டன வச்சு செஞ்சாங்க, அவ்ளோ ஒரு சுவையா இருந்துச்சுங்க. ம். <smacks lips> எங்க மனைவி வந்து, அந்த கில்லி பிரியாணியும், அவ வந்து இந்த பெப்பர் சிக்கனும் அடிச்சுக்கவே முடியாதுங்க. அந்தோ, அந்த மழை டைம் ல ஒரு நாள் செஞ்சிருந்தா, பெப்பர் நல்லா தூக்கலா போட்டு. அ ரொம்ப புது விதமா அந்த பெப்பர் சிக்கனுக்குள்ளே உள்ளே வந்து 2 முட்டைய ஒடச்சு ஊத்திருந்தாங்க. நான் வந்து ஐய்யயோ! என்னமோ பண்றாளே! அப்பிடின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன் ஆனா, அந்த
ஆமா. அ. ஆ, ஐயய்ய! எனக்குமே புதுசாக தான் இருக்கு.
ஆ அப்பிடி தாங்க நானும் நினைச்சேன். ஆனா, அந்த ருசி வந்துங்க அவ்ளோ ஒரு டிஃபரண்ட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சது. நான் அவள ரொம்ப பாராட்னேன். ச்சே! பயங்கரமா செஞ்சிருக்கியே! ஆ எப்பிடி செஞ்சிருக்க?
அப்பிடிங்களா! சிறப்புங்க, சிறப்புங்க. எனக்கு வியர்ட் காம்பினேஷன் மாரி தான் தெரியுது. நீங்க சொல்றத பார்த்தா. என்னடா! மிளகு சிக்கன்ல முட்டையா! அப்பிடின்றமாரி தான் இருக்கு.
<laughs> இல்லேங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்ஸூலா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. <laughs> ஆமாங்க. அதுக்கப்புறம் நானும் என் மனைவியும் இந்த மழைக்காலங்கள்ல நாங்க புதுசா பைக் வாங்கினோம். அதை எடுத்துட்டு நானும், அவளும் அ மிதமா மழை பெய்யும்போது, ஊட்டி போயிட்டோம். போயிட்டு அங்க வந்து ஒரு பஜ்ஜி கடை இருக்குங்க. அங்கே போய் நாங்க ஒரு நாள் பஜ்ஜி சாப்பிட்டோம். நார்மலா நம்ம வீட்டில என்ன சாப்பிடுறோமோ! அதவே ஒரு புது இடத்துல, இந்தமாரி மலை பிரதேசங்கள்ல இல்லன்னா, இந்த மாரி ரொம்ப குளிரா இருக்கும். அதே சமயம், மழையும் பெய்யும். இந்த மாரி இடத்துல போயி மேகி, பிரெட் ஆம்லெட்லாம் இருக்கும் இல்லேங்களா!
ஓ! சிறப்பு! நிச்சயமா, நிச்சயமா. ஆமா, ஆமா, ரொம்ப அழகா வந்து
ஐயோ! அதெல்லாம் அவ்வளவு ஒரு டேஸ்ட்டா இருக்கும்ங்க.
நிச்சயமாங்க. ரொம்ப அழகா நீங்க வந்து என்னென்ன மாதிரியான இடங்கள்ல, அந்த மழை நேரங்கள்ல, வீட்ல என்னமாரி உணவுகள் வந்து, நான் பிடித்தமா சாப்பிட்டேன். அதை யார் உங்களுக்கு செஞ்சு குடுத்தா? அதே மாதிரி, அந்த ரெசிபிக்களையுமே ரொம்ப அழகா என்ட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க போய் வெளியே மழை நேரங்கள்ல என்னமாரி உணவுகள் சாப்பிடும் கடையில அந்த சூட்டோட சாப்பிடும்போது அது ஒரு சுகமா இருந்தது. அப்பிடிங்கிறது நீங்க சொல்லும்போது எனக்கு இப்போ, என்னென்னமோ போய் சாப்பிடணும் அப்பிடிங்கிற மாதிரி தூண்டி விட்டீங்க. ரொம்ப அழகா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்க.
<laughs> நன்றிங்க.